அப்போ, ஆ, எனக்கு என்னோட பணியில ரொம்ப சந்தோஷம் குடுத்தது என்னன்னா, இந்த மாணவர்கள் வந்து 1 நாள், என்னுடைய பிறந்த நாளு. அப்ப பிறந்தநாள் அப்போ, அவங்களுக்கு எப்படி என்னோட பிறந்த நாள்னு தெரியும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க என்னோட கிளாஸ் வருது அப்படின்ட்டு, ஆ, அந்த ஸ்மார்ட் போர்டி ல வந்து சும்மா என்னை பத்தி ஒரு பிபிடி மாதிரி பிரிப்பேர் பண்ணி வெச்சிருந்தாங்க. நான் நொழைஞ்ச உடனேயே வந்துட்டு ஹேப்பி பர்த்டே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ, பாடி எனக்கு ஒரே ஷாக்கு அப்பறம் வந்துட்டு கேக் வந்து வைக்கிறாங்க. ஆ, வெட்டுங்க வெட்டுங்க, அப்படின்ட்டு, ஆ, எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் ஆ, வந்துட்டு இருந்துச்சு. ஆ, அதுக்கப்பறம் வந்துட்டு, ஆ, என் என்ன பத்தி வந்துட்டு பவர் பாயிண்ட்டில் ஸ்லைட்ஸ் -லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. என்னோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது எனக்கு ரொம்பவே எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஆ, இவ்வளோ இத வந்துட்டு இருப்பாங்கள மாணவர்கள் அப்படின்ட்டு, அன்னைக்கு தான் ஆக்சுவல -ஆ நான் பணி புருஞ்ச, நாளே அன்னைக்கு தான் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான நாள் அது. ஏன்னா, யாரும் சொல்லி குடுத்து அவங்க வந்து பண்றதில்ல. ஒரு அன்பின் நிமித்தமாக அத வந்து அவங்க அவ்வளோ ஆசையாக வந்து, அவ்வளோ மெனக்கிட்டு, அத வந்து செஞ்சும்போது, எனக்கு அது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஆ, எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து பயணம் செஞ்சுட்டு போகணும். இந்த கல்லூரி வந்துட்டு கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸி -ல இருக்குது. அதனால, எனக்கு காலையில் 1 மணி நேரம் ஈவினிங் வர 1 மணி நேரம் நான் காலையில் 7 மணிக்கே வீட்லருந்து கெளம்பிறுவேன். அப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6 மணி கிட்ட ஆயிரும். அதனால் எனக்கு ட்ராவலிங் -கே ரொம்ப தூரமா இருக்கும். நான் 7 மணிக்குள்ள என் வீட்டு வேலையும் நான் வந்து முடிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும், லஞ்ச் பண்ணும், குழந்தைங்கள கிளப்பணும், நானும் கிளப்பணும், 7 மணிக்கு கரெக்ட்டா காலேஜ் பஸ்சு வந்துரும் பஸ்ச விட்டுட்டேனாக்க அது வேறு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து, எனக்கு ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பாக்க வேண்டியதா இருக்கு. ஆனா, எனக்கு இன்னும் ஒரு டிராபேக் -னா, நம்ம வொர்க் பண்ற அளவுக்கு அந்த ஊதியம் வந்து கெடையாது. அதனால ஆ,
ம். சரிங்க <laughs> செரிங்க. ஆ ஓ! செரிங்க. ம். செரி <laughs> அச்சச்சோ! கண்டிப்பாங்க. கண்டிப்பா. செரிங்க. <laughs> <laughs> ஓ! ம். ம்ஹம் <smacks lips> கண்டிப்பா. ம். ஆ, அதை பத்தி நான் கேட்கலான்னு தான் இருந்தேன். ஏன் பாத்துக்கிட்டிங்கன்னா, நெறைய வேவ் வேலைகள உங்களுக்கு ஏற்றார் போற ஊதியம் வந்து கெடைக்கும், இல்லைங்களா? ஆனா வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஆசிரியர் பணிக்கு வந்துட்டு ரொம்பவே ஊதியம் குறைவு அப்படின்னு. இன்னொரு விஷயம், எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆ, ரொம்ப நேரம் நீங்க வந்து நின்னுட்டே தான் வந்து வகுப்புகள் எடுக்கணும், இல்லைங்களா? அப்போ, அதனால வரக்கூடிய ஆரோக்கியத்திற்கான பிரச்சனைகள பத்தி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
ஆமா, ஆமா.